ம். சரிங்க.
அதுக்கப்பறமா வந்து, அ அதே மாதிரி அ, நெறைய நேரம் வந்து இந்த ஆ, அலைபேசியே வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து இன்னும் மன அழுத்தம் தான் குடுத்துச்சு. அதனால நான் என்ன பண்ணேன் அப்பிடின்னா
ம் அப்பிடியா? என்ன பண்ணிட்டீங்க? அதனால அ அலைபேசி வைத்துக் கொள்வதை தட நிறுத்திட்டீங்களா? இல்ல வேற எதும் மாற்று ஏற்பாடு பண்ணீங்களா?
புரியலங்க.
இல்ல. அலைபேசி வைத்திருப்பதால மனம் அழுத்தம் வருதுன்னு சொன்னீங்க இல்லயா? அதனால அலைபேசி பே அ பயன்படுத்துவதை நிறுத்தி விட்டீங்களா? இல்ல வேறு எதுவும் மாற்று ஏற்பாடு பண்ணீங்களான்னு கேட்டேன்.
ஆமாங்க. அதாவது அலைபேசில வந்து, நம்ம நெறைய விஷயங்கள் இந்த சமூக ஊடகங்கள்ல பார்க்குறோம் இல்லயா! நிறையா செய்திகளா இருக்கட்டும், இந்த ரீல்ஸா இருக்கட்டும். இந்தமாரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்கிறத நிறுத்திட்டேன்.
ஆமாமா.

மன்ன அ அரும அருமையா சொன்னீங்க. அதில வந்து இப்படி வந்து நீங்க வந்து இந்த பயிற்சி இந்த மாரி விஷயங்கள், பல்வேறு விஷயங்கள் காரணமா நீங்க வந்து, அந்த இத வந்து ஒரு விஷயத்த கத்துக்க கத்துட்டுருக்கீங்க. ரொம்ப அ ரொம்ப தீவிரமான கவனம் செலுத்தி. ஆ. ஆனா, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில, மன அழுத்தம் வந்து விதவிதமான சூழல்ல வருது. ஆ. ஒருத்தருக்கு வந்து ஏதாவது ஒரு கவலைனால வரும். இன்னொருத்தருக்கு, அதாவது பணக்கவல, இல்ல இந்த மாரி ஏதாவது ஒரு கவல இருக்கும். குடும்பத்தினுடைய வேறு பிரச்சனை அப்டி. ஆனா, சில பேருக்கு வந்து எந்த கவலையுமே இல்லன்னா கூட, மன அழுத்தம் வருதே? அவங்க அ அத நான் எப்படி சொல்றேன்னா, அலுவலகத்தில அவருக்கு க நல்லா இருப்பாரு. வீட்லயும் வந்து கவலப்படுறதுக்கு எதுவும் இருக்காது. திடீர்ன்னு தனியா உட்காந்துக்கிட்டு, அ ஒரு மாறுபட்ட சிந்தனையோட இருப்பாங்க. ஒரு இயல்பா இருக்கவே மாட்டாங்க. அந்த மாரிலாம், அ சில பேர் மன அழுத்தத்துக்கு ஆளாகி, சிக்கல சந்திக்கிறாங்க. அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க?
கண்டிப்பா. கண்டிப்பா எனக்கு அது வந்து, ஒரு ஆச்சரிய தடக்கூடிய விஷயம் தான். அதாவது சும்மா இருக்காங்க இல்லையா? அப்ப அப்டி இருக்கும்போது தான் வந்து, நெறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு யோசிக்க தோணும்.
ஓ.
ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்றோம். தோல்வி அடையறோம். அ அடுத்த தடவ அத வந்து மாத்திக்கிறோம். அப்டிங்கிற ஒரு விஷயத்தில வந்து நம்ம மும்முரமா கவனிக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம வந்து ஆ மூளைய வந்து அதற்கு வந்து செயல்படுத்துது. அப்போ, எல்லா இடத்தலுமே நம்ம நல்லாருக்கோம். அலுவலகத்திலயும் நல்லாருக்கும். வீட்லயும் நல்லாருக்கும். அ ஆனா வந்து சும்மாவே உட்காந்து வேற விஷயம் ஏதோ யோசிக்கிறோம் அப்டி அப்டின்னா, அவங்களுக்கு வந்து நெறைய வந்து நேரம் இருக்கு. அத யோசிக்கறதுக்குன்னு நான் சொல்லுவேன்.
ம்ஹ்ம், ஓ! இப்ப வந்து நேரம் இருக்கு. ஒண்ணும் வேல இல்ல சும்மா உட்காந்துக்கிட்டு, அவன் யோசிச்சிட்டுருக்கான், அப்டிங்கிற மாரி சொல்றீங்களா?
ஆ, அதுவும் வாய்ப்பு இருக்குங்க.